இப்ப, பொதுவாவே இந்த அ மூவிஸா இருக்கட்டும், டெலிவிஷன் ஆ சோ நெறைய விஷயங்கள் வந்து நாங்கலாம் வந்து மூவிஸ்லா அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல போய் தான் பார்க்கது வழக்கமே. இந்த குடும்பத்தோட சேர்ந்து, அந்த பார்க்குற ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிரிச்சு என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு இதுவும் பார்க்குற போல நல்லாவே இருக்கும். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சமீபகாலமா இந்த ஓடிஜி தளத்துல வந்து வெளியாகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்கு வேஸ்ட்டா போணும், அத தான் ரீசார்ஜ் பண்ணி வச்சிக்கிறமே, உடனே எல்லாரும் உட்காந்து பார்க்க வேண்டியது தான்." அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இத நோக்கி போது தான் நான் சொல்லுவேன், என்ன பொறுத்த வரைக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்ட்ரீமிங் சேனல் வந்து வாழ்க்கைய வந்து எப்படி வந்து மாத்திருக்கு?
நிச்சயமா, இந்த ஸ்ட்ரீமிங் சேனல்கள் பத்தின அந்த புரிதல் வந்து அந்த கோவிட் காலங்கள்ல தான் நமக்கு அதிகப்படியா வந்தது. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீமிங் சேனல்னு ஒண்ணு இருக்கா, அப்படின்றது நெறைய பேர்களுக்கு தெரியாது இல்லையா? ஒரு சில பேர்களுக்கு அத பத்தின நாலேஜ் உள்ளவர்களுக்கு பொதுவா இந்த அ ம இந்து ஹாலிவுட் மூவிகள்லாம் பார்க்குறவங்களுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரீமிங் சேனல் பத்திலாம் வந்து ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். எ கோவிட் நேரங்கள்ல வந்து நெறைய படங்கள் வந்து, தியேட்டரில ரிலீஸ் பண்ண முடியாம போனது. அப்போ வந்து டைரக்ட்டா வந்து இந்த ஸ்ட்ரீமிங் சேனல்களே ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு சில படங்கள. அப்பதான் இத பத்தின புரிதலே நெறைய பேருக்கு வந்துச்சு. முன்னாடிலாம் வந்து இந்த டிவி, அ ரேடியோ அப்புறமேலு வேற என்ன பண்ணுவோனா நம்ம சினிமா தியேட்டர்ல போய் இந்த புது படங்கள பார்க்கறது. இப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருந்தது இல்லையா? ஏன்னா, ஒரு புது படம் போட்டாங்கன்னா ஒண்ணு வந்து அத பத்தின விளம்பரங்கள் டிவிலேயும், ரேடியோக்களையும் அடிக்கடி வந்து அந்த ப்ரமோஷன்றது போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம், அந்த படத்த வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு புடிச்ச நடிகர்களுடைய படங்கள் இருந்ததுன்னா, நம்ம அங்க போய் பார்ப்போம். ஆ ஆனா ஒரு சில போக முடியாது, என்னாலலாம் கண்டிப்பா எங்க வீட்ல அலோ பண்ண மாட்டாங்க. நான் போனதே கிடையாது திருமணத்துக்கு முன்னாடி, தியேட்டர்களுக்கெலாம் போனது கிடையாது. திருமணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே நிச்சயமா.
நிச்சயமா. ஆமா. அப்படிங்களா?
பள்ளிக்கூடங்கள்ல வந்து படிக்கும்போது இந்த கார்ட்டூன் படங்கள், பொம்மை படங்களுக்கு வந்து 2, 3 தடவ கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ போயிருக்கேன். எனக்கு அது தான் வந்து ஒரு பரிட்சயமான ஒரு விஷயம். அந்த 2 படம் பார்த்தது. அ உ 2வது படிக்கும்போது ஒரு தடவ, 8வது படிக்கும்போது ஒரு தடவ ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தியேட்டருக்கு போனது அப்பதான். அதுவும் ஆனா சின்ன வயசில எனக்கு விவரம் தெரியாத நாட்கள் என்ன கூட்டிட்டு போயிருக்கிறதா எங்க வீட்ல சொல்லியிருக்காங்க. எங்க ஊர்ல அப்ப தியேட்டர் இருந்தது. <inhales> அ அப்புறம் ஒரு சில காலங்கள்ல அந்த தியேட்ர எடுத்துட்டாங்க. அது கல்யாணம் மண்டபமா மாத்திட்டாங்க. அந்த வசூல் அந்த அளவுக்கு இல்ல அப்டீன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன கூட்டீட்டு போனதா வந்து எங்க அப்பா, அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு ஞாபகம் இல்ல போனதெல்லாம். அ அதுக்கப்புறம் தான் வந்து நான் தியேட்டர்களுக்கு வந்து, இப்போ போக ஆரம்பிச்சேன். அப்போ என்ன பண்ணுவேன் அப்டீன்னா, அந்த நேரங்கள்ல எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் வந்ததுனா, <inhales> அ ஐயோ! பொங்கலுக்கோ, தீபாவளிக்கோ வந்து போடுவாங்கல்ல. அ "உலக வரலாற்றில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களேயான" அப்டீன்னு போடும்போது ஆஹா! என்ன படம்?
பாருங்களே! ஆமா. <inhales> ப டைட்டில் போடும்போது, ஆ எங்க போட்றாங்க, ஏது போட்றாங்க. அதாவது இத இத விட ஹைலைட் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு சமயத்தில வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. என்னடா! இது எல்லா படத்துக்கு இதே டயலாக் போட்றாங்க. வேற வேல இல்லயா இவங்களுக்கு? அ திரைக்கு வந்த சில மாதங்களே ஆன அப்பிடின்னும்போது அப் அற்புதமான, பிரமாண்டமான, யாரும் எதிர்பா அப்பிடின்ட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பண்ணி சொல்லு அ ஆமா.
புத்தம் புதிய அதிரடி திரைப்படம். அந்த வாய்ஸ்சு அவரு வாய்ஸ்சு வந்து எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களா மாறவே இல்ல. இ இப்ப ஒரு வேள அந்த இது வந்தாலும், அவரே தான் வாய்ஸ் கொடுக்கிறாரே என்னவோ? அந்த அளவுக்கு அதில ஒரு மாற்றமே இல்லாத அளவுக்கு தான் இருக்கு. பின்னணி அந்த அ அந்த அ குரல் கொடுப்பவருக்கு. ஏதோ அப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். தீபாவளியோ, பொங்கலோ, இல்ல விநாயகர் சதுர்த்தி நாட்கள்ளையோ, சுதந்திர தினத்துக்கோ என்ன புது படம் போட போறாங்க? அப்டீன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஆர்வமா இருப்போம். அப்பிடி தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது இல்லயா? ஆனா, இந்த ஸ்ட்ரீமிங் சேனல்கள்ன்டு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம், நம்ம வந்து இந்த புது படங்களுக்கு வந்து நேரா போய் போணுன்ன வச்சுக்கோங்களேன், இப்ப இப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, அ எனக்கு தியேட்டர்ல போய் பார்க்குற மாதிரியான படங்கள் என்னது அப்டீன்னா, நிறைய சினிமாட்டோகிராஃபிகள், கிராபிக்ஸ் காட்சிகள் ரொம்ப ஃபேண்டஸியான திரைப்படம்னு சொல்லிட்டு பறந்து பறந்துலாம் போவாங்க. இந்த மார்வல் மூவிஸ்லாம் இருக்கு இல்லயா? அவதார், மார்வெல் மூவிஸ் இந்த மாதிரியான படங்கள், இப்ப அந்த இது வரலாற்று சிறப்பு படங்கள்லாம் வருதுல்ல. பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்கள். அ அப்புறம் வந்து பாகுபலி. அ இப்போ கல்கின்னு ஒரு படம் வந்தது இல்லயா? ரீசெண்டா ஒரு ஒண்ணு ஒரிரு வரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான படங்கள் தான் தியே
நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா. அவதார். ஆமா, ஆ. ஆமா. ம். கல்கி அதுக்கப்புறம் வந்து இப்போ கூட இது வந்து காந்தாரா பார்த்தீங்களா?
ஆ, ஆமா. அதுவையும் பார்த்தேன். ஸோ, இந்த மாரியான படங்கள் தான் வந்து எனக்கு தியேட்டர்ல போய் பார்க்கணும். அதுக்கு தான் வந்து பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தா, அத வந்து நம்ம அப்டீயே ஃபுல்லா நமக்குள்ள எடுத்துக்கலாம் அப்பிடின்ற ஒரு எண்ணம். மீதி படங்கள்லாம் நம்ம வந்து டிவிலே பார்த்துக்கலாம் அப்டின்ற மாதிரி வந்து, ஃபோ இல்ல ஃபோன்ல டவுன்லோட் பண்ணியோ, இல்ல அ நம்ம தான் ஓடிடி வச்சுருக்கோம் இல்லயா? அதில கண்டிப்பா எப்டியும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதில பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு. எனக்கு அ அதாவது மத்தவங்களுடைய கருத்து என்னவோ, என்னுடைய கருத்து இதுதான். ஏன்னா, எங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அப்பிடி. இப்ப ஒரு தடவ படத்துக்கு போகணும் அப்டின்னா, டிக்கெட்டே கிட்டத்தட்ட ஒரு 1000ரூபா கிட்ட ஆயிரும். அப்புறம் நாங்க ட்ராவல் பண்ண போற எக்ஸ்பென்சஸ்ஸூ.
நிச்சயமா.
அங்க போயிட்டு ஸ்நாக்ஸ் எப்புடியும் வாங்காம இருக்க முடியாது இல்லையா?
கண்டிப்பாங்க. அதாவது, ஒரு 5 பேர் போனாலும் ரூ. 3000 ஆகும் செலவு சாலிடா. ஏன்னா, பாப்கார்னு, கூல்ட்ரிங்க்ஸு அது ஏன்னா நம்மளோட டிக்கெட்க்கு காசு வந்து ஒரு ரூ. 150, ரூ. 200 இருந்தாலும், <inhales> ஆனா அதுக்கானா செலவு பண்ற ஒரு காசு இருக்கு பாத்தீங்களா? அதுவும் இன்டர்வல் டைம்ல பாப்கார்ன் வாங்காம இருக்கவே முடியாது. அதோட காசு. ஏன்னா, 5 பேருக்கு, 6 பேருக்கு அதெல்லாம் போகும்போது எங்கேயோ எகுரும். அ
கண்டிப்பா. நிச்சயமா. ஆமா. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது <inhales> ஒரு ரூ. 700க்கு நான் ரீசார்ஜ் பண்ணா மாசம் ஃபுல்லா என்ன படம் வேணாலும் பாத்துக்கலாம். எங்க குடும்பத்தில இருக்குறவுங்க எந்த நேரத்துல வேணாலும் பாத்துக்கலாம். புடிச்ச படத்த திருப்பி திருப்பி பாக்கணும்னாலும் பாத்துக்கலாம். இல்லையா? இல்லை, புடிச்ச சீன் மீண்டும் வேணும். அந்த பாட்டு நல்லா இருக்குனா திரும்ப நான் ரீவைன்டு பண்ணி பாத்துக்குவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி இத இருக்குறதுனால, அப்போ அப்ப என்ன மாரி இருக்குறவங்கல்லாம் என்ன யோசிப்பாங்க? "ஓ! எப்படி நம்ம வீட்ல பெரிய டீவி வச்சுருக்கோம். 53 இன்ச்ல, நல்லா ஹோம் தியேட்டர் வச்சுருக்கோம். சவுண்ட் எஃபெக்ட்டும் டால்பி ஆட்டம்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஹச்டி கிளாரிட்டில இருக்கு நம்மளோட ஸ்க்ரீனு. இதயும் தாண்டி வேறு என்ன வேணும்? ஒரு ரூ. 700பா போட்டா அழகா இதுலயே பாத்துட்டு போயிறோம். நம்ம என்னத்துக்கு அங்க போயிட்டுருக்கணும்" அப்டீன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. அ, ஆனா பெரிய படங்கள்லாம் பெரிய ஸ்க்ரீன்ல பாக்கும் போது தான் அதோடைய அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது அப்டீன்ட்டு எனக்கு என்னுடைய கருத்து அது. <inhales> அதனால, என்ன ஆனாலும் சரி நான் அந்த மாரி படங்களுக்கு கண்டிப்பா நான் போக தான் செய்வேன். இப்போ கல்கி பார்ட் 2 வந்ததுன்னா போவேன். சங்கர் அவர்களுடைய வேள்பாரி வந்ததுன்னா கண்டிப்பா போவேன். அ அந்த, இப்போ அவதார் ரிலீஸ் ஆயிருக்குல்லையா பார்ட் 3 ,ஸோ இதுக்கும் போகணும் அப்டீன்ட்டு நான் கேட்டுட்ருக்கேன். எனக்கு இன்னும் நேரம் அமையல. வந்ததுக்கப்பறம் தான் போகணும். அந்த மாதிரி படங்கள் நான் வந்து தியேட்டர்ல போய் பாக்குறது. மத்ததெல்லாம் வந்து, ஸ்ட்ரீமிங் சேனல்ல பாத்துக்கலாம் அப்டீன்னு சொல்லிட்டு தான் அது வந்து என்னுடைய கருத்து.
ஆமா. நிச்சயமா. <laughs> நிச்சயமா. <laughs> நிச்சயமாங்க, நிச்சயமா. ஏன்னா நீங்க சொல்லும்போதே வந்து அ உண்மையா வந்து அந்த பொருளாதாரத்தை சார்ந்தது வந்து பாத்தீங்கன்னா, அந்த படம்ன்றத பாத்தீங்கன்னா இடத்தில இடிக்குது. முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. அ ரூ.100 டிக்கெட்டு, பாப்கார்ன் காசு ச கம்மியா தான் இருக்கும். அதுபோல இருக்கும்பொழுது, ஆனா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பமே சேந்தா, இந்த டாக்ஸ் வேற பத்தாதுக்கு இருக்கு இல்லையா? அந்த காசே வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா ரொம்பவே இது. நீங்க சொன்னா போல ரூ.700 கட்னா, அழகா நம்ம குடும்பத்தோட உக்காந்தி, எப்போ வேணா ரீமேக் பண்ணி, அ ரீவைண்ட் பண்ணி, பண்ணி, இப்ப புடிச்ச பாட்டும் சரி, புடிச்ச இதுவும் சரி பாத்துட்டே இருக்கலாம். உண்மையா நீங்க சொன்னது முற்றிலும் சரிதான். அதேபோல இந்த ஓடிடி தளங்கள் இலவசமா கூட இருக்கு இல்லையா? பாத்துருக்கீங்களா அந்த இதுவே? அந்த தமிழ் ராக்கர்ஸ்ஸு, குட்டி மூவிஸ் அது போல நிறைய இதுவும் பாத்தீங்கன்னா, காலைல தான் மூவிஸ் இதாகும்.
நிச்சயமா. கண்டிப்பா. அதெல்லாம் ஆத்தரைஸ்டான தளங்கள் கிடையாது. அ அதில அந்
ஆத்தரைஸ்டு ஆன தளங் ஆமா ஆத்தரைஸ்டு ஆன தளங்கள் கிடையாது. ஆனா இருக்கிறத்த விட, இவுங்கள விட, இவுங்க உடனே அப்டேட்ன்னா, அப்டேட்டு எப்பாப்பாப்பா! காலைல்ல தான் டா ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள நைட்டு பாத்தா வச்சிருக்கிறீங்களே டா. இது ரொம்பவே, ஏன்னா ஸ ச நியூஸ்ல வந்து இது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாமே மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஓ ம்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. முன்னாடி இருந்த தமிழ் ராக்கர்ஸ் இப்போ வந்து ஏதோ, மூவிஸ் தோ, ஏதோ புது புது பெயர்கள் வச்சுட்டே இருக்காங்க. அவுங்களயும் அந்த போலீஸ் தேடி கண்டுபிடிச்சதா, பிரச்சனைகள் குடுத்துட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அவுங்களுடைய சேவை, அவுங்க தொடர்றத நிப்பாட்டவே இல்லை அந்த அளவுக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரீமிங் சேனல்கள், ஆதாரைஸ்ட் சேனல்கள் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகி உடனே எல்லாம் அவுங்க குடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் அந்த படத்தோட இந்த மூவி ஆமா 1 மாதம் ஆனா அந்த அதுக்கும், அதையும் தாண்டி அந்த படம் வந்து நல்லா ஓடிட்டிருந்தது அப்டின்னா, அப்பவும் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஒரு ஓ 1,2 வாரங்கள் வந்து, லேட் பண்ணி தான், அதுக்கப்பறம் தான் வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணுவாங்க. அ இன்ஃபாக்ட் தியேட்டர்லயே வந்து, இது இந்த தளத்தில வந்து, ஒன் மா ரிலீஸ் பண்ணப்படும் அப்டின்னு சொல்லிட்டு போட்ருப்பாங்க. <inhales> ஆமா அ இப்போ இப்படிலாம் நடக்குதா, இதையும் தாண்டி இந்த ஸ்ட்ரீமிங் சேனல்கள் வந்து, நிறைய வந்து ஒரு புதிய புதிய வேலை வாய்ப்புகள வந்து உருவாக்கியிருக்கு. ஆன்லைன்ல அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த யூடியூபர் பாத்துக்கோங்களேன், அவுங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த டைரக்ட்டா தியேட்டர்ல போய் பாத்துட்டு வந்து, அந்த அளவுக்கு அவுங்களால ஒரு கருத்து கணிப்பு பரிமாற்றம் குடுக்க முடியாது. அ இப்போ அதை பத்தின ரிவ்யூ குடுப்பாங்க. இன்னு அத வாய்ஸ் ஓவர்ல பாத்துருக்கீங்களா? எனக்கு வந்து அந்த வேற்று மொழி படங்கள், வேற்று நாட்டு படங்கள் இதெல்லாம் வந்து, வெளிநாட்டு படங்கள்லாம் பாக்கறதுக்கு வந்து புரியவும் புரியாது அவுங்க மொழியில, என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. 3 மணி நேரம் வேஸ்ட் பண்றதுக்கு வந்து எனக்கு மனசும் வராது. ஆனா அந்த கதை தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, இந்த வாய்ஸ் ஓவர்கள்ள வந்து நிறைய படங்கள் வரும் இல்லையா? ஒரு அதிகபட்சம் 40 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அவுங்களலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்தரைஸ்ட் வெப்சைட்லேருந்து எடுப்பாங்க. ஓடிட்டில அந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சுனா, அதுக்கப்புறம் தான் அந்த படத்தினுடைய ரிவ்யூ வந்து இதுல கொடுப்பாங்க. ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு வேளை ரொம்ப இம்ப்ரஸிவ்வா இருந்ததுனா, அதுக்கப்புறம் அந்த படங்கள் வந்து, நானு நிஜமாவே ஓடிடில பாக்க தான் செய்வேன். அப்டி அந்த அளவு இம்ப்ரஸ்ஸிவ்வா இல்லன்னா, கதை கேட்டத விட சரியா போச்சு. அப்டின்னு சொல்லிட்டு இப்போ <inhales>
ஆமா. கண்டிப்பா. 1 மாதம். ஆமா. ஆமா, போட்ருவாங்க. ஆ. வாய்ஸ் ஓவர் புரியும். ஆமா. நானும் பாப்பேங்க. ஆமா. நிச்சயமா. நிச்சயமா இந்த ஆ சொல்லுங்க. ஏன்னா நிறைய சேனல்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ் நீங்க சொன்னா போல அந்த 3 மணி நேரம் என்னால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில. அப்டின்னம்போ, ஆனா அந்த கதையோட இதுவும் பாத்தீங்கன்னா, ஆர்வமா இருக்கும். தெரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்டின்ட்டு. நீங்க சொன்னா போல நிறைய வந்து யூடியூபுல வந்து பாத்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் சேனல், தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல்ன்ட்டு ஒருத்தரு, தமிழ் சூப்பரா அந்த உச்சரிப்பு வந்து செம்மையா இருக்கும்.
ஆ இவங்களுக்கு. ஆமா. அவர் தான் வரவே இல்லையே! அர்ஜுன் அவர்கள். நான் ரொம்ப நாளா தேடிக்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1,2 வருடங்களா, அவர காணோம். முன்னாடி எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அவரு வாய்ஸ் அப்டியே வெல்தியா இருக்கும்.
<laughs> ம். ஆமா. "நான் உங்கள் யாரோ, அஜன் யாரோ." அப்டின்ட்டு அவர் சொல்ற இதுவா இருக்கட்டும். மிஸ்டர் தமிழன் கூட சூப்பரா சொல்லுவாரு.
ஆமா. <laughs> ஆ கண்டிப்பா நான் மிஸ்டர் தமிழனுடைய, ஆதிகால சப்ஸ்கிரைபர் நானு. அ. கண்டிப்பா, ஸோ அவர்களுடைய படங்கள், அவங்களுடைய பேச்சில வர அந்த படங்கள்லாம் கேக்கும்போது வந்து, அ ம ஓ அ பொ ஓ எஸ் "ஓப்பன் பண்ணா ஸ்டார்ட்டிங்கில" அப்டின்ற மாரி அவர் வந்து ஆரம்பிப்பாரு. எந்த படம் ஆரம்பிச்சாலும். அது நல்லாருக்கும். "ஓப்பனிங் சீன்ல" அப்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும்போதும். அப்டி வந்து அதுக்கே நிறைய பேர் ஃபேன் ஆயிட்டாங்க. இப்போ அவர் வந்து, அதில எக்கச்சக்க வருமானம் ஈட்டிட்டு தான் இருக்காரு. மிஸ்டர் தமிழன் சீரிஸுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுருக்கார். அதில வந்து சீரீஸ் படங்கள் மட்டும் போடுவாரு. அதேமாரி ஒரு 4 சேனல்களும் என்னன்னமோ வச்சு, நாளையுமே ரன் பண்ணிட்டிருக்கார். தமிழ் படங்கள் போடுறதுக்கு, மலையாள படங்கள் போடுறதுக்கு, இந்த மாரி ஹாலிவுட் மூவிக்கள், ஹிஸ்டாரிக்கல் மூவிக்கள். இல்லை வெப் சீரிஸ் போடுறதுக்கு
நானும் நானும் நானும். ரொம்பவே பிடிக்கும். ம் <chuckles> ஆமா. நிச்சயமா.
இதெல்லாம் வந்து இதுல என்ன மகாபாரதம், அப்புறமேல வந்து இந்த ராமாயணம், முன்னாடி வந்து அந்த அ, சிவபுராணம். இதெல்லாம் ஆமா. இதெல்லாம் வந்து, தனித்தனியா போட்டு இப்ப இது வந்து ஒரு ஒரு வேலைவாய்ப்பு முறை தானே அவருக்கு? ஒரு நல்ல வருமானம் ஈட்ட முடியுது. அப்போ, முன்னாடி வேலை தேடிக்கிட்டுருந்தவர்கள்லாம் இப்போ ஒரு "கிரியேட்டர்ஸ்" ஆயிட்டாங்க. சொந்தமா, சுய வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கிக்கிட்டு. ஏன்னா, அந்த படங்கள் கேக்குறதுக்கும் நெறைய பேரு இருக்கோம், இல்லையா? நேரா போய் பாக்கும்போது ஒ ஒரு மண்ணும் புரியாது நமக்கு, வேற்று மொழி படங்கள்லாம். அவரு அழகா அதுல மொழிபெயர்த்து நமக்காக என்ன நடந்திருக்கு, அந்த டைரக்டரு என்ன கண்ணோட்டத்துல வந்து நமக்கு சொல்ல வராரு. அவுங்க எப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்கன்ற மொதக்கொண்டு நமக்கு வந்து அவங்க சொல்லும்போது, அ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேக்குறதுக்கு. "அப்படியா? அப்படியா சொல்லிருக்காங்க?" அப்டீன்னு சொல்லிட்டு அ, நமக்கு நம்ம ஆர்வத்த தூண்டுற மாதிரியா, அந்த அவரு அவருடைய அந்த கதைகள் இருக்கும். சோ, இப்போ அது வந்து வேலை வாய்ப்பையும் அதிகப்படியா உருவாக்குது. அது வந்து ஒரு வாழ்க்கை மாற்றம் தானே, நெறைய பேருக்கு? ஒரு வேளை இது இல்லன்னா, அவர் இன்னும் ஏதாவது வேலை வேணும்னு தான் தேடிட்டு இருப்பாரு மாச சம்பளத்துக்கு போயிட்ருப்பாரு, இல்லையா?
ஆமா. சிவபுராணம் போயிருந்தது. நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> நிச்சயமா. அவரோட சேனலோட "சப்ஸ்க்ரைபர்" மட்டுமே, அவ்ளோ பேரு இருப்பாங்க. ஏன்னா, நீங்க சொன்ன மாரி அவரு சொல்ற ஒரு எடுத்தோனேயும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதுதான் கதை ஓட்டம்னு சும்மா ஒரு, மேலுக்கு சொல்லிட்க்கப்பறம், "வாங்களேன், உள்ள போய் பாக்கலாம், என்னதான் நடக்குது" அப்படீன்ட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கும்பொழுது, நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ, அந்த கதைக்குள்ளேயே போறா போல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வாய்ஸ் ஓவர் போலவே கேக்காது. அவரு வந்து ஒரு, ஒரு இன்ச்சும் வந்து பாத்தீங்கன்னா, மிஸ் பண்ணக்கூடாது அப்டீன்றதுக்காக, எல்லா ஒரு இன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கிளாரட்டியா, சூப்பரா சொல்லுவாரு. "ஒர்த்துப்பா! வர்மா, ஒர்த்துடா வர்மா" அப்படீன்ற போல, அவரு பா அவரு சொல்ற ஒரு விஷயம் வந்து அவ்ளோ ஆர்வம், எ அவருக்கு நான் வந்து எனக்கு, அவரு தமிழ் பேசுறதுல அந்த கணீல் கணீல்ன்னு ஒரு, அந்த பேச்சு வந்து எனக்கு ரொம்பவே புடிக்கும். அவருக்கு அடிமைன்னே சொல்லலாம், அந்த பேச்சுக்கி நாம நிச்சயமா.
ம். நிச்சயமா. ஆமா. கண்டிப்பா. அதுவும் கொஞ்சம் எமோஷனலான சீரியல்ல, அழுகவே செஞ்சுருவாரு. சிரிப்பு வர மாரி நகைச்சுவையான சீன்கள்ல, செம்மையா அவரு சிரிப்பாரு. அவரு சிரிக்கிற பாத் கேட்டாவே நமக்கு செம சிரிப்பு வந்துரும். அவங்க அந்த படத்துல எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனா, அவரு சிரிக்கிறத பாத்தா, நம்ம நம்மளும் நல்லா சிரிச்சிருவோம். அவ்வளோ அழகா வந்து இந்த "குருவாயூர் அம்பளனடையில்" படத்தெல்லாம், ஃபர்ஸ்டு டைம் அவரு வாய்ஸ் ஓவர்ல தான் நான் கேட்டேன். அதுக்கப்பறம் தான் பாக்கவே போனேன். அந்த மனுஷன் ஆரம்பிச்சதிலேருந்து முடிக்கிற வரைக்கும், சிரிச்சுக்குட்டே தான் சொன்னரு. எனக்கு அவங்க சொன்ன அப்போ ரொம்ப எக்ஸைட் ஆகிருச்சு. "இந்த படத்த நான் பாத்தே தீருவேன்" அப்படீன்னு சொல்லிட்டு, அதுக்கப்பறம் போய் நான் அத பாத்தேன். சோ இந்த மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள், இந்த ஸ்ட்ரீமிங் சேனல்கள்னால அதிகப்படியாவே ஏற்பட்டிருக்கு. அதுல நெறைய நன்மைகளும் இருக்கவும் தான் செய்யுது. இல்லையா?
ம். <laughs> .ஆமா. <laughs> <chuckles> நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா வந்து, நீங்க ரொம்பவே அந்த ஸ்ட்ரீமிங் சேனல் பத்தி ரொம்ப அழகாவே சொன்னீங்க. ஏன்னா, ஓடிடி தளத்துல வெளியாகும்பொழுது, "ரூ. 700 குடுத்து நம்ம வந்து, ஃபேமிலியா எல்லா இதுவும் பாத்துக்கலாம்" அப்படீன்னும்பொழுது எனக்கே தோணுச்சு, "ஆமா, எதுக்கு வந்து இத பண்ணுறது?" ஏன்னா, அ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த பிக் ஸ்க்ரீன்ல பாக்குற விஷயங்கள் தாராளமா பார்க்கலாம். இது போல சின்ன, சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நெறைய மூவிஸ் ரிலீஸ் ஆவுது. எல்லாத்தையும் போய்ட்டு நம்ம போய் பிக் ஸ்க்ரீன்ல பாக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. நமக்கான நேரமும் கண்டிப்பா கெடைக்காது தான், நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ, இதுபோல ஓடிடி தளங்கள் வந்து, அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு குடுத்தா போலயும் இருக்கும். நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அத பாத்தா போலயும் இருக்கும்ன்னு தான், நான் சொல்லுவேன். ரொம்பவே அழகாவே, அந்த ஸ்ட்ரீமிங் சேனல பத்தி ரொம்ப அழகா உங்களோட பதிவ நீங்க க சொன்னீங்க. உங்க கூட பேசுனதுல, உங்க க பதிவு கேட்டதுல ரொம்பவே சந்தோஷம். மிக்க நன்றி! மீண்டும் சந்திக்கலாங்க.
நிச்சயமா. மகிழ்ச்சிங்க.